இயல்பாவே இந்த சாப்பாடுங்கிற ஒரு விஷயம் வந்து எல்லாருக்குமே பிடித்தமான விஷயம் தான். அதிலியும் வந்து வீட்டு சாப்பாடுன்றது அத விட ரொம்ப, அ ரொம்ப, ரொம்ப மனசுக்கு ரொம்ப புடிச்ச விஷயம் வேற. அதத் தவிர, நீங்க வந்து சிறு வயசுல வந்து வீட்ல சாப்ட்ருக்கலாம் இல்ல வெளிய கூட சாப்ட்ருக்கலாம். ஏதாவது ஒரு முக்கியமான ஒரு உணவா சாப்ட்ருப்போம். அது வந்து மனசுல இன்னி வரைக்கும் வந்து பசுமரத்தாணி போல இருக்கும். அந்த மாரி உங்களுக்கு ஏதாது ஒரு உணவு இருக்கா? அத பத்தி உங்களால பகிர்ந்துக்க முடியுமா?
ஆமா. ஆ. எனக்கு வந்துட்டு அந்த மாரி சின்ன வயசுல நான் சாப்ட்ட உணவுனா, அம் ஒரு 5வது, 6வது வரைக்கும் வந்துட்டு கேரளால வந்து கப்ப பிரியாணி ரொம்ப ஒரு பிரசித்தி பெற்ற உணவு. எனக்கு அது ரொம்ப புடிக்கும். கப்பனா மரவள்ளிக்கிழங்கு. மரவள்ளிக்கிழங்குல வந்துட்டு பிரியாணி மாதிரி பண்ணுவாங்க. அதாவது ஒரு ஒரு
என்ன பிரியாணியா? அப்டிங்களா? <chuckles> இதாங்க முதல் தடவ நான் கேட்கறேங்க நானு இது.
நீங்க ஏதாவது ஒரு கேரளா ரெஸ்டாரண்ட் இருந்தா போய் சாப்டுங்க. அது பிரியாணி மாரின்னு கிடையாது. அது எப்டினா, அவங்க இப்போ நம்ம எப்படி வந்துட்டு ஒரு, ஒரு மசாலா வந்து செய்யறோம். அம். சாதாரணமா பிரியாணிக்காக. இப்போ ஒரு ஒரு ஹைதராபாத்தி பிரியாணிக்காக எல்லாம், ஒரு கிரேவி மாரி ஒண்ணு பண்ணுவாங்க, இல்லையா! அந்த மாரி வந்துட்டு சிக்கன்ல. அவங்க அதிகமா பீஃப்ல பண்ணி எள்ளும், கப்பையும் அப்டின்பாங்க. ஒரு நல்ல ஒரு கிரேவி மாரி பண்ணிட்டு இத நல்லா குழையா வேக வச்சிருவாங்க மரவள்ளிகிழங்க. அத வந்து சேர்த்தே கிளறிருவாங்க.
ஆமா. ஆமாங்க. ஆமாங்க. ஆஹம்! ஆஹம்! ஆஹா. இது எனக்கு முத முறை. ஏனா, எனக்கு கப்பே, கஞ்சி தெரியும். அந்த சபரிமல போறதனால அந்த கஞ்சி, கப்பா வந்து தெரியும்.
ஆ.
ஆனா, <chuckles> இது கப்ப பிரியாணி. இன்னிக்கு இப்போ தான் பர்ஸ்ட் பர்ஸ்ட் நான் கேள்விப்பட்றேன். <laughs> நானும் நிறைய கேரளா போயிருக்கேன்.
கண்டிப்பா. நீங்க ஏதாது ஒரு எல்லா கேரளா <chuckles> ரெஸ்டாரண்ட்ல்யும் வச்சிருப்பாங்களா இருக்கும். எள்ளும் கப்பையும்னு சொல்வாங்க. இல்லாட்டி கப்ப பிரியாணின்பாங்க.
ஓ! ஓ! அப்டி இருக்கும். இருக்கும் நான் வந்து கேட்ருக்க மாட்டன். அங்க போனோம்னா கப்ப, கஞ்சி. இல்லனா அ ஆப்பம், கடலை கறி. அந்த மாரி தான் சாப்ட்டு பழக்கம் நமக்கு.
ஆ. அந்த மாரி தான் சாப்பட்றீங்க. இது இது ஒண்ணு இது பண்ணுங்க. அப்புறம் பத்திரி சாப்ட்டு பாருங்க, கேரளா போனீங்கன்னா. அதுவும் வந்துட்டு ஒரு கேரளா டெலிகசி தான். பத்திரியும் கூட ஏதாவது ஒரு ஒரு அசைவம். அ ஒரு ஒரு சிக்கனோ இல்ல மட்டனோ, பீஃப்போ ஏதோ ஒண்ணு. அதுவும் வந்து அங்க ரொம்பவே வந்துட்டு அ பிரசித்தி பெற்ற ஒரு உணவு.
அ. இப்போ நான் வெஜ் சாப்டாதவங்க?
ஆ. பத்திரிகூட வெஜ்ஜுல என்ன சாப்ட முடியும். எனக்குத் தெரிலயேங்க. அதுக்கு நா அது வந்து கொஞ்சம் சாஃப்ட்டா இருக்கறதனால, அதுக்கு நான் வெஜ். நீங்க வெஜிடேரியனா?
அப்படியா? அப்டி இல்லங்க, இப்ப மாலை போட்ருக்கேன். அதுக்கு தான் நான் கேரளா போவேன். நான் ஆனா, இப்ப சாப்ட்றது இல்ல. 1 வருஷமா, கடந்த 1 வருஷமா சாப்ட்றது இல்ல. அதுக்கு முன்னாடி சாப்பிட்ருக்கேன் நெறயா. வீட்ல வெஜிடேரியன். நான் வந்து
ஓ! அப்டி போயிட்டு வர்றீங்க. ஓ.
சப்போஸ் டூ பி வெஜிடேரியன்.
ஒகே. அப்டி பார்த்தீங்கன்னா நீங்க கேரளால எங்கேயாவது போனீங்கன்னா, பிரெட்டும், வெஜிடபிள்ஸ் வ்வும் வந்து வச்சிருப்பாங்க. நெறையா எடத்துல. அது வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும்.
ஆமாங்க. அது தெரியும். அது சாப்ட்ருக்றேன் நானு. அது நான் நெறைய சாப்பிட்ருக்கேன். ம வ இது பிரெட் மட்டும் இல்ல ஆப்பம் ஸ்டூ சாப்ட்ருக்கேன். அதுக்கப்புறம் அந்த பரோட்டா ஸ்டூவும் சாப்ட்ருக்கேன். ஆ எல்லாம் சாப்ட்ருக்கேன். நான் வெஜ்னு பார்த்தீங்கன்னா, எல்லாமே சாப்ட்ருக்கேன். ஆனா ஒரு சில ஐட்டங்கள் வந்து நீங்க சொல்ற ஐட்டம், எனக்கு புதுது.
ஆ. நல்லா இருக்கும். ம் நீங்க எப்பயாவது சாப்டலாம்ன்னு உங்களுக்கு தோனுச்சசுன்னா வந்து நீங்க, ட்ரை பண்ணி பாருங்க. அந்த மாரி. எனக்கு
கண்டிப்பாங்க. நீங்க உங்க உங்களோட உணவ பத்தி நீங்க வந்து, பாதியிலயே நிறுத்தீட்டிங்க.
ஆமா அப்புறம் கப்ப பிரியாணி வந்துட்டு எனக்கு ரொம்ப புடிக்கும். அது வந்துட்டு இப்போ நாங்க வந்துட்டு தமிழ்நாட்ல இருந்தாலும், என் அம்மா வந்துட்டு வீட்ல, எங்க வீட்ல வந்துட்டு, பீஃப் சமைக்க மாட்டாங்க. அதனால வந்துட்டு சிக்கன்ல தான் வந்து செய்வாங்க. எங்க வீட்ல அன்னைக்கி செய்றப்போ, கப்ப பிரியாணி செஞ்சு அந்த வாசம் அப்டியே வீடு பூரா வர்றப்போ வந்துட்டு, அப்டியே வந்து என்னோட குழந்தை பருவத்துக்கு வந்து நான் இப்போவும் வந்து போயிட்றேன். நான் ஒரு 3வது, 4வது, 5வது அந்த ஒரு நேரத்துக்கு வந்து நான் போயிட்றேன்.
ஆஹா! ஆஹ. <chuckles> பிரமாதங்க பிரமாதங்க. அப்போ நீங்க அந்த நா அந்த நேரங்கள்ல வந்து கேரளால வசிப்பீங்க.
ஆமா.
ஆஹா. புரியுதுங்க. அது அது எப்படி உங்களுக்கு, அது செய்ய தெரியுமா உங்களுக்கு?
எனக்கு செய்ய தெரியாது. ஆனா அம்மா செய்வாங்க.
உங்களுக்கு வெறும் நினைவுகள் மட்டுந்தான்.
ஆமா. இப்பயும் வந்துட்டு என்னோட கல்லூரியில வந்துட்டு, நான் போயி பாண்டிச்சேரியில வந்து என்னோட கல்லூரி படிச்சேன். அப்போ வந்து அங்க வந்துட்டு நெறையா கேரளா உணவகங்கள் இருக்கு. ஏன்னா பாண்டிச்சேரியோட ஒரு பாகம் வந்துட்டு கேரளாவுல இருக்கு. ஒரு டிஸ்ட்ரிக்ட் வந்துட்டு மாஹே.
<laughs> ஆஹ. ஆமா ஈ எ ஈனம்னு நினைக்கிறேன். மாஹே ஆ மாஹே.
மாஹே வந்து அங்கு கேரளாவுல இருக்கு. அத
ஏனம் வந்து இது பக்கத்துலயா கோவா பக்கத்துலயா?
யாணம் வந்துவிட்டு, ஆந்திரால இருக்கு.
ஆந்திரா ஒகே. ஆ. ஏன்னா அதுவும் பாண்டிச்சேரில தான் வரும்.
ஆமா, ஆமா. அப்படி இருக்கிறப்போ வந்துட்டு, அங்கருந்து நிறைய பேர் வந்து இங்க வந்து செட்டில் ஆகுறாங்க அவுங்களுக்கு அது சுலபமா இருக்கு. ஒரே 1 கான்ஸ்டிட்யென்சிங்கிறதுனால, அவங்களுக்கு இங்க வந்து இருக்கிறது வந்துட்டு, சுலபமாக இருக்கிறதுனால நிறையா இருக்கு. அப்போ அங்கலாம் வந்துட்டு நான் நிறையா கடைகள்ல வந்து நான் போயி வந்து சாப்ட்டுருக்கேன். அ இந்த மாரி கப்ப பிரியாணி சாப்ட்டுருக்கேன். கேரளா சாப்பாடு.
ஆமாங்க. ஆமங்க, ஆமங்க. ஓ! அப்படிங்களா? அது அப்போ நான் அந்த ட்ரை பண்ணி பாக்கலாம். ஏன்னா பாண்டிச்சேரி வந்து நான் பொறந்த ஊரு. எனக்கு சொந்தக்காரங்க நிறைய பேர் இருக்காங்க. அடிக்கடி போறது உண்டு நானு.
ஓ நீங்க போனீங்கன்னா, ஏதாவது ஒரு நல்ல கேரளா ரெஸ்டாரண்ட்டுக்கு நீங்க போனீங்கன்னா வந்து சாப்பிடலாம்.
ட்ரை பண்ணி பாக்குறேன். ஆஹா. போய் பார்க்கணும் அப்போ. ம். கப்ப பிரியாணி. அத வந்து
இதுவுமே அப்டிதான். பரோட்டா, முட்டக்கறி. நான் இங்க வந்துட்டு ரொம்ப அந்த காம்பினேஷன வந்து நான் ரொம்ப மிஸ் பண்ணிட்டே இருந்தேன். இங்க ஊருக்கு வந்ததுக்கப்புறம். இங்க நம்ம ஊர்ல நல்லா சால்னா தான் ஊத்தறாங்க. எனக்கு சால்னாவும் புடிக்கும். நான் இல்லன்னு சொல்லல. சால்னா புடிக்கும், கொத்து பரோட்டா வந்து எங்க ஊர்ல ரொம்ப நல்லாருக்கும். கொத்து பரோட்டாலாம் எனக்கு புடிக்கும். ஆனா, இதெல்லாம் எனக்கு அந்த சாப்பாடு பரோட்டா, முட்டக்கறியும் சாப்பட்றப்போ எனக்கு என்னோட சின்ன வயசுல, அம்மாட்ட வந்து சனிக்கிழமையான உருண்டு பிரண்டு எந்திரிச்சு. போய் அந்த பரோட்டாவும், முட்டக்கறியும் வாங்கிட்டு வந்து வீட்ல வச்சு சாப்பட்றது வந்து அவ்ளோ நல்லாருக்கும்.
ம்ஹ்ம். ம்ஹ்ம். <chuckles> அது ஒரு அது ஒரு நினைவு. நல்ல நினைவு.
ஆமா.
புரியுதுங்க. அதே மாரி அ உங்களுக்கு அந்த பரோட்டா, முட்டைக்கறி சொன்னீங்க. அ ஒரு கப்ப பிரியாணி சொன்னீங்க. இப்போ பாருங்க எனக்கு அந்த வா வாசனை எல்லாம் வர மாரியே ஒரு பீலிங் இருக்கு.
அ, ஆ.
<chuckles> அது. அத மாரி வேற ஏதாவது? நான் வெஜ்ஜு இல்லாம வெஜ்ல வெஜ் நீங்க சாப்ட மாட்டீங்களோ, விரும்பி.
அம். வெஜ் சாப்டுவேன். கொஞ்சம் கம்மின்னு வச்சுக்கோங்க. எனக்கு தெரியல நான் வந்து நல்லா பொரியல் சாப்ட்டு பழகினதெல்லாம் வந்துட்டு இங்க தமிழ்நாட்டுக்கு வந்ததுக்கப்புறந்தான். அங்க இருந்தப்போ ரொம்ப கம்மி. அது எப்டின்னா அங்க ஹாங்காங் எல்லாரும் அதிகமா வந்துட்டு மீட்டு தான் வந்து சாப்பட்றாங்க. இப்போ பள்ளிக்கே போனா, ஆ. எல்லாருமே வந்துட்டு ஏதாவது ஒரு ஒரு நான்வெஜ் வந்து கொண்டாருவாங்க. அப்படி இருக்கிறப்போ எங்க அம்மாவும்
<chuckles> ஓ. அப்டிங்களா? ம்ஹ்ம். மீன் கண்டிப்பா இருக்கும்னு சொல்லி கேள்விப்பட்ருக்கேன்.
ஆமா. தெனமும் 1 பொறிச்ச மீன் அது வந்து எனக்கு வச்சுவுடுவாங்க, என்னோட டப்பால. ஒரு 2 நாளைக்கு ஒருக்கா மீன்காரங்க வந்து வந்துக்கிட்டே இருப்பாங்க, வித்துக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாரி நா மீனு, முட்டை அந்த மாரி தான் வந்து நா கொண்டு போயிட்டுருந்தேன், என்னோட பள்ளிக்கு. இங்க வந்து பார்த்தா, என்னோட பள்ளியில வந்துட்டு அ முட்ட கொண்டாரலாம், ஆனா மத்த நான்வெஜ் எதுவும் கொண்டாரக்கூடாதுன்னு ஒரு சட்டமே இருந்தது. அதுனால, எனக்கு ரொம்போ கஷ்டம்
ஆஹா, ஆஹா. புரியுதுங்க. <laughs> ஆமா. தமிழ்நாட்டுல நெறைய பள்ளிகள்ல வந்து அந்த மாரி ஒரு இது உண்டு.
ஆமா. ரொம்ப கஷ்டமா போயிருச்சு. அப்பறம் இன்னொரு ஒரு விதி என்னன்னா வந்துட்டு, தெனமும் 1 பொரியல் கொண்டாரணும். ஏதாவது 1 காய் கொண்டாரணும். ஒண்ணு பொரியல் பொரியலா கொண்டாரணும், இல்லாட்டி அத வெட்டி போட்டு எடுத்துட்டு வரணும்.
காய்கறி, ஆ. சாலட்டு மாரி சாலட் மாரியாது கொண்டாரணும்.
ஆமா. இல்லன்னா நிக்க வச்சுருவாங்க. ஆ அம் லஞ்ச் பிரேக்ல. ஆ அப்படி நி அப்படி வந்து பனிஷ்மென்ட்டும் வாங்காம இருக்கறதுக்காக தான் வந்துட்டு, நா காய் சாப்பிட்டே பழகுனேன். இந்த கேரட் பீன்ஸ் பொரியல், அவரக்கா பொரியல் அந்த மாரி.
ஓ! இல்ல, இன் இன்னைக்கும் வந்து பார்த்துட்டுல்லாம் இருக்காங்களா?
ஆ. என்ன வந்துட்டு எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. எ எங்க இதுல வந்துட்டு, ரொம்ப சரியா எல்லாரும் ஸ்பூன் எடுத்துட்டு வந்துருக்கமா, இல்ல வந்துட்டு காய்கறி கொண்டாந்து இருக்கமான்னு வந்துட்டு செக் பண்ணுவாங்க.
ஓ! அதெல்லாம் இல்லை. ஏன்னா, எனக்கெல்லாம் வந்து, "நீ சாப்ட்டா சாப்டு, சாப்டாட்டி போ!" அந்த மாரி தான் வந்து எங்க எங்க கதையெல்லாம் இருந்தது. <chuckles>
ஆ. <chuckles> எனக்கு தெரிஞ்சு 10ஆம் வகுப்பு வரைக்குமே வந்து பாத்தாங்க. <chuckles>
அய்யயோ! அ அது த ஆ ஆனா பள்ளிதானே. பள்ளில <chuckles> அப்டிதான் இருக்கும்.
ஆமா. அதுவும் நான் சில நேரம்
எங்களுக்கெல்லாம் அப்டில்லாம் கிடையாதுங்க. நாங்க எப்டின்னா நான் வ நான் படிக்கும்போது என்ன ஆச்சுன்னா, நான் வந்து வீட்டுக்கு வந்து சாப்ட்டு போய்டுவேன். மதியம் அந்த 1 மண்நேரம் இல்லையா லஞ்ச் ஹவரு. வீட்டுக்கு வந்து சாப்ட்டு போய்டுவேன். வீடு பக்கத்துலயே தான்.
ஓ! அதனால. சூடா <chuckles> சாப்பிட்டு போட்றோம் இல்ல!
அவ்வள தான். வீட்ல வந்து நல்லா கட்டு கட்டுன்னு கட்டிட்டு, பொறுமையா வந்து நடந்து போய்டுறது.
வாழ்க்கங்க அது, எனக்கே தோணும். <inhales> இதென்ன இவ்ளோ ஆடி போயிருக்கு. எங்க அம்மா வைக்கிற எண்ணெ கத்திரிக்காய எவ்ளோ நல்லாருக்கும். ஆனா இந்த சாப்பாடு இவ்ளோ ஆறி இருக்கே சூடா சாப்பாடு போட்டா சேத்தி போய்ரும்.
<laughs> <chuckles> அ அது ஒரு இது. அது அதான் அது ஒரு சுவை.
ஆமா. <chuckles>
சுட சுட சாப்பிடுறதுன்றது. என்ன ஒண்ணு அந்த அ
கண்டிப்பா.
கஷ்டமா இருக்கிற ஒரே விஷயம், ஏதாவது இந்த 1 மணி நேரத்ல ஏதாவது மேட்ச் நாங்க விளையாடணும் அப்படின்னா தான் இந்த இந்த ப்ராப்ளம்லாம் எங்களுக்கு வரும்ங்க.
ஆஹா. அன்னைக்கெல்லாம் நீங்க கொண்டுட்டு போய்டுவீங்க காலையிலயே.
ஆஹ. அவசர அவசரமா சாப்ட்டு ஓடி வருவேன்.
<laughs>
இல்ல யார்ட்டயாவது பிரெண்ட்டு கிட்ட சைக்கிள வாங்கிட்டு, அந்த மாரி
ஏங்க எடுத்துட்டு போலாம்ல?
இல்லங்க. அ அது பழகிடுச்சி. நம்ம அங்க 11:30 மணிக்கு வந்து பாட்டிலாம் சாப்டுவாங்க. சோ, அது வந்து சூடா கிடைக்கும் இல்லையா நம்ம 1:00 மணிக்கு போகும்போது?
ஆமா. <tsk> ஆ. வீட்டு சாப்பாடு. அதுவும் வீட்டுல உட்கார்ந்து எ எல்லாரும் வந்துட்டு பள்ளியில இருப்பாங்க. <tsk> நம்ம மட்டும் வந்து தனியா போய் வீட்ல சாப்ட்டு வர்றது. அது கொஞ்சம் ஒரு மாரி நல்லாருக்கும்.
ஆமா. நிம்மதியா சாப்ட்டு வரலாம். அதுவு இல்ல. அது மாரி நிறைய பேர் வந்து எங்க இதுல நிறைய பேர் இந்த பக்கத்துல இருந்தவங்க எல்லாம் அப்டி தான் மோஸ்ட்லி.
ஆமா. நான் பள்ளிக்கு போறப்போ, எப்பயுமே வந்துட்டு 2 டிஃபன் பாக்ஸா எடுத்துட்டு போயிடுவன். அ ஒரு சாதாரண ரசம் சாதம் கூட எனக்கு ஞாபகம் இருக்கு. நான் 2 டப்பாவா தான் கொண்டு போயிருக்கேன். என்னோட நண்பர்களுக்கு வந்து எங்க அம்மா சமையல் ரொம்ப புடிக்கும். எப்பயுமே வந்துட்டு, அம்மா அதிகமா செஞ்சுதான் வந்து குடுத்து உடுவாங்க.
ம்ஹ்ம். புரியுதுங்க. அப்போ உங்களுக்கு அந்த சிறு வயதுல அந்த ரசம் சாதமும் வந்து உங்களுக்கு வந்து ஒரு நினைவுதான் இல்லீயா?
ஆமா, என்னோட ஒரு தோழி இப்போ கேரளால அவங்க அவங்களுக்கு இந்த சாப்பாடு பிடிக்க தான் செய்யுது, அந்த மட்டை அரிசிய விட. என்னோட தோ நண்பர்களுக்கெல்லாம் வந்து ரொம்ப பிடிக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஆமா நம்மளோட பொன்னி அரிசி வந்து <chuckles> அவங்களுக்கு பிடிக்குது. அப்படி பிடிக்கிறப்போ என்ன ஆயிடும்னா, அம்மா ரசம் ரசம் தருவாங்க. அப்பப்போ ரசம் தருவாங்க. அப்புறம் காலிஃப்ளவர் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதோட பொரியல் அடிக்கடி வந்து எங்க அம்மா கொஞ்சம் மசாலா தூக்கலா செஞ்சு தருவாங்க. அது ரொம்ப நல்லாருக்கும். எனக்கு சில்லி சாப்பிடுறதோடவே அவங்க பொரியல்
வெள்ள வெள்ள அரிசி தான் நம்ம ஊர் அரிசி. ம். ஆமாங்க ஆமாங்க. ரசம் ரசம் அந்த ரசத்தோட அந்த காளிபிளவர் பொரியல் வந்து ரொம்ப டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும். சுவை நல்லா இருக்கும்.
ஆமா. அப்போ என்னோட நண்பர்களுக்கு எல்லாம் சேர்த்து நான் நிறைய ஒரு ஒரு காளிபிளவர் செஞ்சு குடுத்து விடுவாங்க. அவ்வளவு எடுத்துட்டு போவேன். அந்த பொரியல் நான் மட்டும். அப்படி கொண்டு போய் எல்லாரும் அப்பெல்லாம் வந்துட்டு நாங்க பகிர்ந்து சாப்பிட்டு இருக்கோம். அன்னைக்கு ரொம்ப வருஷம் கழிச்சு அ என்னோட எல்லார்த்துக்குமே வந்துட்டு நான் சோசியல் மீடியால வந்து கண்டுபிடிச்சேன். ஒரு பொண்ணு வந்து எனக்கு ரிக்வொஸ்ட் குடுத்தாங்க. அப்படியே படிப்படியா படிப்படியா எல்லார்த்துக்குமே வந்துட்டு நான் ரிக்வெஸ்ட் கொடுத்தேன். அவங்களும் ரிக்வெஸ்ட் குடுத்தாங்க. எல்லாருக்குமே வந்து இத்தனை வருஷம் கழிச்சு நாம வந்து பேசுறோம்ன்னு எனக்கும் சந்தோஷமா இருந்துச்சு. அவங்களுக்கும் சந்தோஷமா இருந்துச்சு. அப்போ ஒருத்தி கேட்டா.
ஆஹா. புரியுதுங்க. ம்ஹ்ம். புரியுதுங்க. அதாவது மறுபடியும் சேர்ந்துட்டீங்க.
ஆமா. கேட்டா ஆ உங்க அம்மா வைக்கிற காளிபிளவர் சூப்பரா இருக்கும் அப்டின்னு. நீ நீ என்ட்ட 10 -15 வருஷத்துக்கு அப்புறம் வந்து பேசுறீங்க. இதுவா உனக்கு ஞாபகம் இருக்கு.
ஆஹா. இல்ல. அத அவ்வளோ ஞாபகம் வச்சுருக்காங்கன்னா, அவங்களுக்கு வந்து அந்த உணவு வந்து எவ்வளோ நினைவுகள்ல வந்து இதுவா இருக்கும் பாருங்களேன், பதிஞ்சு இருக்கும் பாருங்களேன்.
ஆமா. நான் நான் சொல்றேன். உணவும் வந்துட்டு உணவும், அ நினைவுகளும் வந்து ஒட்டி தான் இருக்கு. ஒரு நல்ல உணவு வந்து நமக்கு கண்டிப்பா நம்ம வீட்டார் ஞாபகப்படுத்தணும்னு தான் எனக்கு தோணுது.
கண்டிப்பாங்க கண்டிப்பாங்க. வீடு மட்டும் இல்ல அதாவது, நீங்க இந்த மாரி உணவுல்லாம் சொன்னீங்க இல்லையா, உங்க பாட்டி, தாத்தா அதாவது தாத்தா இல்ல பாட்டி அந்த மாரி அ அவங்கக்கிட்ட சாப்பட்ட ஏதாவது ஒரு உணவு உங்களுக்கு அது நினைவுல இருக்கா? அவங்க ஸ்பெ நல்ல ஸ்பெஷலிஸ்ட்டா இல்ல உங்க அம்மா தான் ஸ்பெஷலிஸ்ட்டா கம்பேர்ல. கம்பேர் பண்ணி பார்க்கும்போது.
எங்க அம்மாச்சி தான் வந்து எல்லாமே நல்லா செய்வாங்க. எங்க அம்மா கொஞ்சம் சுமாரா தான் பண்ணுவாங்க அம்மாச்சியை விட <chuckles> எனக்கு இத அடிக்கடி சொல்லி சொல்லி எங்க வீட்ல எனக்கு அடி உழுகும். நீ போய் உங்க அம்மாச்சிட்டேயே சாப்பட்டுக்கோ அப்டின்பாங்க.
ம்ஹூம். ஆஹா. ஆஹ. <laughs> அவங்க நல்லா சமைப்பாங்களா? அவங்க அவங்க பண்ணி குடுக்கறதுல வந்து எது அவங்க ஸ்பெஷாலிட்டி உங்களுக்கு மனசுல நின்ன ஒரு விஷயம்.
எங்க அம்மாச்சி எது பண்ணாலும் நல்லா இருக்குங்க. உப்பு சரியா இருக்கும். காரம் சரியா இருக்கும். எனக்கு அந்த மாரி தனியா சொல்லத் தெரியல. ஆனா கோழி ரசம் இந்த நாட்டு கோழி ரசம் குழம்பு அம்மாச்சி வச்சாங்கன்னா, நான் இந்த தேங்காய் தோ இந்த சுரண்டி வச்சிருப்போம்ல. <tsk> அந்த அது என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. அந்த தேங்காயோட ஓடு. அத ஒரு கப் மாரி எடுத்துட்டு வந்து நான் ஊத்தி நான் குடிச்சிட்டு இருப்பேன்.
ஆமா, ஆமா, ஆமா ரொம்ப ரொம்ப சுவையா இருக்குங்க. ஆமா. சரட்டை சரட்டைன்னுவாங்க. இது தானே கோப்ற கோப் இது.
ஆ.
யோ.
அந்த மூடி. தேங்காய் மூடி.
ஆமாமா. புரியுதுங்க. புரியுது.
அ ரொம்ப ஒரு அ அவங்களோட கோழி ரசத்துக்கு நாட்டு கோழி ரசத்துக்கு நான் அடிமை. அந்த மாரி. ஆமா.
அது ரொம்ப நல்லா இருக்குங்க அது. நான் சாப்பிட்ட காலத்தில நிறையவே சாப்பிட்டு இருக்கேன் அதெல்லாம்.
எனக்கு வேற அப்பப்ப சளி பிடிக்குமா, அப்படி சளி பிடிக்கிறப்பலாம் வந்துட்டு அவங்க அடிக்கடி செஞ்சு கொண்டு வந்து கொடுப்பாங்க. எனக்கு அது ரொம்ப ரொ ஆமா.
ஆமா. நெஞ்சு சளி வந்து அது வந்து இறக்கிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது அந்த ஆட்டுக்கால் சூப்பு. அதெல்லாம் வந்து நெஞ்சு சளிய இறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. மாட்டுவால் சூப்பு.
ஆமா, ஆமா, ஆமா அப்படிதான்.
ரொம்ப, ரொம்ப அருமையா பேசினீங்க. உங்களுடைய அந்த சிறு வயதில் சாப்பிட்ட உணவுகள்ங்கறது வந்து எனக்கு திருப்பி அந்த நான் வெஜ் வாசம்லாம் வந்து அடிக்க ஆரம்பிச்சுடுச்சுங்க. ஆனா, கண்டிப்பா நீங்க சொன்ன மாதிரி அந்த இது என்னது கப்ப பிரியாணி. இதை ட்ரை பண்ணி பார்க்கிறேங்க நானு. கேரளா போகும்போது ஏதாவது வெஜிடேரியன் ஹோட்டல்லயாவது கிடைக்குதான்னு கேட்டு பார்க்கறேன். <laughs> வேற என்னங்க பண்றது, <chuckles> மலைக்கு போகும்போது அப்படி தாங்க இருக்கணும். <laughs> சரிங்க உங்களோடு உங்க நேரத்த செலவிட்டு உங்களோட அனுபவங்கள், அந்த சாப்பாட்டு அனுபவங்கள், உணவு அனுபவங்கள் அதோட நினைவுகள் பத்தி ரொம்ப அழகா பகிர்ந்தீங்க. அம்மா எப்படி ரசம் சாப்பாடு வந்து சூப்பர்ரா செய்வாங்கங்கறதைப் பத்தி சொன்னீங்க.
<chuckles> ஆமாங்க. நான் கண்டிப்பா முயற்சி பண்ணுங்க. அ அடடா! ஆமா. ம்ஹ்ம்.
உங்க நேரத்துக்கு நன்றி. ரொம்ப நன்றி. இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளா அமையட்டுங்க. வாழ்த்துகள்.
ரொம்ப நன்றிங்க.